சரி, சரி. அ.
அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி விஷயங்கள் இந்தமாரி நம்ம வந்து என்னன்னா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஃபோன் வச்சிருக்கோம். அத வந்து மறைக்காத. ஃபோன்ன லாக் பண்ணாத. உங்க 2 பேத்துக்கும்
கண்டிப்பா. பாஸ்வேர்ட்டே போட வேண்டாம். அதுதான். நம்பிக்கையே அதான்.
ஆமாங்க. பாஸ்வேர்ட்டுங்கிறது போடுங்க. ஆனா உங்க 2 பேத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க 2 பேத்த தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. இல்லங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆ எந்த ஃபோனா இருந்தாலும் சரி. பாஸ்வார்டு தேவையே இல்லேங்கிறேன் நான். எதுக்கு நமக்குள்ள பாஸ்வேர்டு ஆ. ஆமா. ஆமா.
அப்புறம் அன்னசசரி சீக்ரெட்ன்னு சொல்லுவாங்க இல்லேங்களா! ஆ கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது. ஆனா இப்போ அ கணவன், மனைவி நெறையா.ஆ அவுங்க அவுங்க பிரரைவசி அந்தரங்க விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து நெறைய லவ்வா பேசியிருக்கலாம். ஏதாவது <tsk> மத்தவங்க அந்த ஃபோன் எடுத்து அத பாக்கிறது யாருக்குமே பிடிக்காது. இப்ப எனக்கு என் மனைவி எடுக்கலாம். எங்க அம்மா எடுக்கலாம். ஆனா, இதுவே நான் வேலை செய்ற இடத்துல யாரும் எடுத்து பாக்கக்கூடாது அப்பிடின்னு தோணும் இல்லேங்களா!
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அந்தமாரி விஷயங்களுக்காக தான் அத போட்றது. அப்புறம் எதா இருந்தாலும் கிளியரா உக்காந்து பேசிறணுங்க. அது ரொம்ப, ரொம்ப முக்கியம்.
சரி. அவ்ளதான் அவ்ளோ தான். பரவால்ல. உங்க காதல வந்து எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறத ரொம்ப அழகா சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
அப்புறம் <chuckles> நன்றிங்க.